<chuckles> ஒரு நல்ல வேலை, அவுங்களோட வரும் உங்கள உங்களோட மொத்த வருங்காலமே, அ நீங்க அந்த ஒரு எடுத்த ஒரு தேர்வுனால எல்லாமே மாறிடுச்சுன்றேன். <chuckles>
ம். ஆமா. ம், ஆமா. ஏன்னா, அவைங்க சொன்னாங்க, அது அதுல ஒரு இது இருக்கு. ஏன்னா, அ அங்க இருந்த ஒரு ஆசிரியர் வந்துட்டு, அ நானும் அ ஆ நான் படிச்ச பள்ளியில தான் அவரும் படிச்சாருன்னு சொன்னாரு. ஆ அத அந்த வார்த்தைய கேட்டனாலதான் ஓகே சொன்னேனான்னு தெரியல! ஆனா அந்த எடுத்த முடிவு அப்பதான். அ அப்பவே எடுத்துட்டேன். யார்ட்டயுமே கேக்கல. அ எங்க அப்பா அம்மாட்ட வ ஆலோசனை பண்ணல, வ எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கல! எதுவுமே பண்ணல. 1 செக்கண்டல எடுத்த முடிவு அது.
ம். ம். <laughs>
<laughs> ஆனா அது நல்ல ஒரு முடிவத்தான் குடுத்துச்சு நீங்கக் கேட்ட மாதிரி. ம்.
நல்ல ஒரு முடிவா உங்களுக்கு கொடுத்து இருக்கேன். ம் இப்போ உங்களுக்கு, ஒரு சிறு நேரம் அப்படின்றது, இவ்வளவு பெரிய இதக் குடுத்துக்குருக்கு. நல்லதையும் குடுக்குது. கெட்டதையும் குடுக்குது. இப்போ நீங்க ஒரு அந்த ஒரு சிறு நேரம் நீங்க எதிர்பாத்துருப்பீங்களா?
ம் ம். ம் ம். அ ஆமா. இப்டி ஒரு திரும்பக் கெடைக்காதா அந்த மாரி தானே கேக்குறீங்க? ஆ, அ அது எப்டி அப்டின்னா? <laughs> எப்பவுமே நாம சொல்றதுதான். ஆ ஏதாவது ஒரு தவறு செய்யம்போது, இது எனக்கு மறுபடியும் அந்த நிமிடம் கிடைக்காதா? அத நான் சரி செஞ்சிக்க மாட்டனா? அப்டின்னு, நான் நெறைய தரவை. ஆ என்ன ம்.
இந்த மாரி ஒரு அஹா. <laughs> ஆ. கண்டிப்பா கண்டிப்பா, ம். வருங்காலத்துல நம்ம அத நெனச்சு நறையா முறை வருந்திருப்போம். அந்த ஒரு சிறு நொடி, அது இவ்வளோ பெரிய விளைவைக் கொடுத்து இருக்கே! அந்த ஒ இந்த ஒரு சிறு நொடி நம்மளால மாத்த முடிஞ்சிருந்தா, இவ்வளவு பெரிய விளைவு நடந்திருக்கவே நடந்திருக்காது. இந்த மாரி நீங்க எத நீங்க ரொம்ப அதிகமா வருந்திருக்கீங்க? ஆலோசி
ஆமா. ம் ம். ம். ஆ. ம் ஆமா, அது தான்.